ஆமாங்க. ம்.
ஆக்சுவல் அ ம உண்மையிலே பாக்க போனா, "நீ தான்டா உடம்பு சரியில்லாம இருந்த ரொம்ப நாளு. உன்னைய அவன் அப்படி பாத்துக்குவான். அம்மா வேலைக்கு போய்ருவேன். அம்மா வேலைக்கு போனாலும் உன்னைய அவ்வளோ அழகா, கண்ணும் கருத்துமா பார்த்துக்குவான்டா அவன்." அப்டின்னு சொல்வாங்க. அந்த அண்ணனுடைய முகம் எனக்கு 4 வயதாக நான் இருந்தபடியினாலே, எனக்கு நினைவில் இல்லை. சரியா? அண்ணன் இறந்து போனபோது 8 வயது. ஆனா, அம்மா அந்த அண்ணனுடைய ஒரு கால் சட்டையும் ஒரு மேல் சட்டையும் பத்திரமாக என்னுடைய அலமாரியில் அவுங்களுடைய அல அலமாரியில வச்சிருப்பாங்க. அப்ப அதை பாக்க அதை பாத்து தான் எனக்கு வந்து அந்த உறவு ஆ, ஆ நாங்கள் வாழ்ந்த விதம். இதை எல்லாத்தயும் சொல்லுவாங்க. "இது அண்ணன் சட்டைடா, அண்ணன் எறந்து போனான்டா. அவன் அ அவன் வந்து உன்னைய பாத்துக்குவான். நீ தான் நீ இறக்கக்கூடிய தருவாயில இருந்த. அந்த நேரத்தில எல்லாம் அவன் தான் உன்னை பா பாத்துக்டான். சாப்பாடு ஊட்டி உடுவான், குளிப்பாட்டி உடுவான்." இப்படியெல்லாம் சொல்வாங்க பாத்தீங்களா? அப்ப அந்த சட்டையும், அந்த கால் சட்டையும், மேல் சட்டையும் பாக்கும்போது, அண்ணன நான் அதில பாப்பேன். எனக்குத் தெரியாது. அந்த சூழ்நிலை எனக்கு தெரியா. அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு அன்னைக்கு தெரியல. நான் பாத்திருக்கிறேன். என்னுடைய குழந்தை மிக சிறிய குழந்தை பருவம் என்பதனால அது ஞாபகத்தில இல்ல. பாருங்களேன். அ உயிரற்று போன ஒரு ஒரு நினைவுகளை உயிரூட்டிக் கொடுக்கறதற்கு, ஒரு பழைய பொருளுக்கு சக்தி இருக்குமானால், நம்ம பாக்கிற மனக்கண் தானே அதில முக்கியம். அப்படி தானே! இப்படி இப்படித்தான் நான் அதை அந்த அண்ணனோட அன்ப, அந்த அண்ணனோட பாசத்த, அந்த அண்ணனோட மேன்மையான அந்த குணத்த, உணர் அ என் என்னால அ அப் அந்த சமயத்தில உணரத் தெரியல, முடியலன்ற பட்சத்தில, அந்த பழைய துணி தாங்க அது. ஆனாலும், "வருஷக்கணக்கில அந்த அண்ணனுடைய உறவு என் கூடயே வருது" அப்படின்றத அந்த பழைய துணி எனக்கு ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு வரைக்கும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும். அ இன்றைக்கு அ அண்ணன் இருந்திருந்தால் ஏறக்குறைய 60 வயது இருக்கும். அவருக்கு. அவருக்கு இருக்கும். அ அ 55 வயது இருக்கும். ஆனாலும் அந்த, அந்த, அந்த கால் சட்டை, மேல் சட்டையோடு கூட, அண்ணனோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் செய்த எனக்கு செய்த அந்த க என்ன சொல்றது, பணிவிடைகளை நான் மறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிங்க காரணம்ன்னா, அந்த கால் சட்டையும் மேல் சட்டையும் தான். இதுதான் ஒரு உதாரணம். எவ் எவ்வளவு இது கேக்குறதுக்கு ஒரு என்ன சொல்வது? சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இதிலே இவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன்.
ம். ஓஹோ. ஓ சரிங்க. ம், ம். ம். சிறப்புங்க. ம். ம். ம். ம். ம். ம். ஆ. சரியா சொன்னீங்க ம். ம், ம். ஆ. ம். கண்டிப்பாங்க. இப்ப நீங்க சொன்னது மாணிக்கு ம். ம். ம். ஆ. அ. ம். ம். இல்ல கண்டிப்பாங்க. ஏன்னா, இப்போ உங்க அ உங்க அன்னையர் வந்து, அதை எடுத்து வைக்கல, நீங்க உண்மையாவே அந்த எடத்துக்கே, நம்ம அண்ணன, "இப்படி தானே பாத்திருப்பாங்க." அந்த மனத்திரையில வந்து ஓட விட்ருப்பாங்க இப்டி இல்ல அ விட்ருப்பீங்க இல்லையா? அந்த சட்டையோடைய, அ நம்ம அண்ணன் வந்து இப்படி நம்மள பாத்துட்ருந்தாங்க. நம்மள இந்த மாரி பாத்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நினைவுகள் வந்து, இப்ப வரைக்கும் அந்த அந்த சட்டையின் மூலமாவே வாழ்ந்துட்ருக்குன்னே சொல்லலாம்.
ம். ம். அதுதான்.

சொல்ல முடியும். அதாவது இந்த உண்மையிலயே இந்த நம்ம சாதாரணமா ஒரு பழைய பொருட்கள்னு சொல்றோம். அ சில நேரங்கள்ல அந்த பழைய பொருட்கள் வந்து நம்முடைய கண் பார்வையில் படும்பொழுது, அது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போல நம்முடைய மூளை நரம்புகளை தட்டிவிட்டு, டைம் மிஷின் போல டைம் ட்ராவல் செய்ய வைத்து, நம்மை ஒரு புது வாழ்க்கைக்கு கொண்டு போகும். இல்லையா? இந்த அனுபவம் <snorts> எல்லார்கிட்டயும் இரு இருந்திருக்கும்ன்னு நான் நெனைக்கிறேன். இதை, கடந்து வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, அதான் ஒரு பொருளை பார்த்தா ஒரு விஷயம் நினைவுக்கு வருவது. அதை அதை அப்படியே நம்ம சூழ்நிலை மாறி அப்படியே பறந்து அங்கு போவோம். அந்த அந்த பொருள் எப்பொழுது நம்ம கைக்கு கிடைத்ததோ, எந்த சூழ்நிலையில் கிடைத்தது? அதை நாம் எப்படி அனுபவித்து வைத்திருந்தோம்? இவைகள் எல்லாம் இப்ப படமா ஓடும். அது மட்டும் ஓடாது அன்றைக்கு இருந்த ஓலகமே நம்ம கண்ணு முன்னாடி காட்டப்படும். இல்லையா? அதாவது நம்ம நம்ம மட்டும் இல்ல, நம்மள சுற்றி இருந்த உலகத்தையே அது திரும்பவுமா படம் பிடித்துக் கொண்டு வரும். அதுக்கு பெரிய வீடியோ கேமரா இருக்காது கையில. ஆ வேற என்ன சொல்றது, பெரிய பெரிய சத்தங்கள் நம்ம நம் நமக்கு வெளிப்படையா கேட்காது. ஆனாலும் நாம உணரக்கூடிய அந்த ஒரு ஒரு அனுபவத்தை, ஒரு சந்தோஷத்தையோ அல்லது துக்கத்தையோ வேறு ஒரு எந்த ஒரு உணர்வையோ கொடுக்கக்கூடிய சக்தி அந்த பொருளுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். அது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலேருந்தே நான் நெறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கேன்.
ம். ம். ம். ம். கண்டிப்பாங்க, ம். ஆமாங்க. ம். ம். ஆமாங்க. ம். சரியா சொன்னீங்க. கண்டிப்பா. <chuckles> ஆமா. ம். ம். கண்டிப்பாங்க. ஆ இப்போ நீங்க
சின்ன வயசா இருக்கும்போது ஆ சொல்லுங்க.
ஆ அந்த பழைய பொருட்கள் வந்து அந்த மாரி கதைகளை சொல்லுதுன்னு நீங்க சொல்றீங்களா? அந்த காலகட்டத்துக்கே கூட்டிட்டு போகுதுன்னு. அந்த மாரி இப்போ உங்க வீட்ல அந்த ஒரு பொருள் இருக்கு. அத பார்த்தா எனக்கு இப்போ வரைக்கும் அப்படி தோணுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? அத அந்த பொருள பத்தி சொல்ல முடியுமா பகிர முடியுமா? ம்.
ம்ஹ்ம். ம். 2, 3 விஷயங்களை பற்றி கூட என்னால் சொல்ல முடியும். அ எனக்கு அம்மா சொல்வாங்க. அம்மா வந்து அ இது அம்மாவினுடைய மனநிலைமை, அதை வைத்து நான் கற்பனை செய்கிற இன்னொரு உண்மையான உலகம். அதாவது நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் அது எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு மறந்து போயிருக்கிறது. சரியா? ஏன்னா அது குழந்தை பருவம். மிக சிறிய குழந்தை பருவம். அதனால அது எனக்குத் தெர்ல. இப்போத என்ன சொல்ல வர்றேன்னா, நாங்க 3 சகோதரர்கள். எனக்கு மேலாக இர் இருவர் இருந் இருந்திருக்கிறாங்க. அண்ணன்மார் 2 பேர் இருந்திருக்கிறார்கள். என்னுடைய எனக்கும் என்னுடைய சின்ன அண்ணனுக்கும் வயசு வித்தியாசம் 3 ஆ ஆ எனக்கும் என்னுடைய பெரிய அண்ணனுக்கும் வயசு வித்தியாசம் 4 வயசு. அப்போ பெரிய அண்ணன் வந்து இறந்துட்டாங்களாம், 8 வயசு அவங்களுக்கு இருக்கும்போது எனக்கு 4 வயசு இருந்திருக்கும் இல்லையா?
ஆ. ம். ம். ஆ. ம். சரிங்க. ஆ. ம். ஓ. ம். ம்.

ம். <chuckles>
போக முடியாது. அப்பா, அம்மா வர சொல்லணும் அப்படின்னா வர சொல்லுவாங்க. அல்ல நான் போயிருக்கேன். அப்படிப்பட்ட சுட்டித்தனமும் தைரியமும் உள்ள ஆள் நானு. "நான் போயிருக்கேன் நான் போய்ருவேன்" அப்படின்னு சொல்லவும் என் கையில காச குடுத்து பஸ் ஏத்திவிட்டாங்க. திருச்சிய நான் முன்ன பின்ன பாத்ததே கிடையாது.
ஓ. <chuckles> ஆ ம். <chuckles> ஆனா, நீங்க தைரியமா சொல்லிட்டீங்க "நான் போயிட்டுவருவேன்". அப்படின்னுட்டு.
கவனிங்க. சொல்லிட்டேன். ஆமா ஒரே ஒரு அட்ரஸ் தான் எனக்கு இருந்தது. எங்க பாட்டியோட பேரு. எங்க பாட்டி அப்ப வந்து சிஸ்டரா இருந்தாங்க. நன்னுன்னு சொல்லுவாங்க இல்லயா. அவங்க ஹோலி கிராஸ் கா கான்வென்ட்ல நன்னா இருந்தாங்க. அப்போ திருச்சி. ஹோலி கிராஸ் கான்வென்ட்டு, எங்க பாட்டி. இவ்வளோ தான் தெரியும். பாட்டியோட பேர் கூட சொல்லல. திருச்சி, ஹோலி கிராஸ் கான்வென்ட்டு, பாட்டி. இப்புடி போய் எறங்கி அந்த பெட்டிய தூக்கிட்டு போய் எறங்குனேன் பாருங்க! எனக்கா அப்படியே எறங்கின இடத்திலிருந்து கேட்டா ஆனா கரெக்டா ஒரு ஒரு இடத்துல நான் அந்த வார்த்தைய சொல்லவும் என்ன சரியா அந்த கான்வென்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆ அது இருந்த கான்வென்ட்ல கொண்டோய் விட்டுட்டாங்க. அ அ நம்ம எறங்கி பயணிக்கிறேன், கேட்கறேன், உ உ உதவியாளர் நெறைய பேர் செய்றாங்கல, மனிதாபிமானத்தோட எத்தன பேர் இருக்காங்க. இந்த பையன் இவ்வளவு பெரிய பெட்டிய, இரும்பு பெட்டிய தூக்கிட்டு வந்த்ட்டான்னு. அங்க போய் உக்காந்தோன்ன, அங்க மடத்தில படிக்கிற பிள்ளைகள்லாம் இந்த பெட்டியோட வரவும், "என்னப்பா நீ வீட்டை விட்டு கோவிச்சுக்ட்டு வந்த்டியா? சண்டை போட்டுட்டு வந்த்டியா? நீ யாரு?" அப்டி கே இவ்வளவு தூரம் தைரியமா இருந்தவன் இங்க வந்தோன்ன, முதல்ல டேய் பாட்டிய காட்டுங்கடான்னா பாட்டிய காட்டாம இவ்வளவு கேள்வி கேக்கறீங்கலேன்னு, ஒரே அழுகை, அழுகை வந்துருச்சு. அந்த பெட்டி இன்னைக்கும் எங்க வீட்ல பத்திரமா இருக்கு. அம்மாவும் சரி நாங்களும் சரி. அ அ ஆமா, அத எப்போ நெனைச்சாலும், இப்போவும் அதை நினைச்சி அந்த பெட்டிய பாக்கும்போதெல்லாம், அந்த பெட்டியோட சுத்தினது, எ தைரியமா நான் தூக்கிட்டு போனது. அதெல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் வருது. இப்படி அழகான கதைகளை நம்ம வாழ்க்கையிலே அவைகள் சொல்லுகிறது. நம்ம உணர்வோடு, வாழ்வோடு, அவைகள் இணைந்து வந்ததாகத்தான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் பார்க்கிறேன். இது சுவாரஸ்யமான விஷயங்களா எனக்கு தெரியும்.
ஓ! ஆமாங்க. ஒ! சிறப்பு. ம். ம். <laughs> ஆ. ஓ. <laughs> ஆ. ஆ சரியா சொன்னீங்க. ம். <laughs> ம். ம். <laughs> ஆ கண்டிப்பாங்க. ஏன்னா எ இது எவ்ளோ இது எவ்வளோ நினைவுகள்ல இருக்குதுல்ல. ஆ. <laughs> ம். ம். கண்டிப்பாங்க.